அதில நெறையவே இருக்குங்க. நீங்க சொன்ன விஷயம் வந்து அ ஒரு உண்ம. கண்டிப்பா ஒரு உண்மையான விஷயம் தாங்க. ஏன்னா, ஆரம்ப காலத்தில இந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் டெக்னாலஜி எல்லாம் வரதுக்கு முன்னாடி அவுங்க தூரத்திலேயே இருந்தாலும் நம்ம அவுங்கள போய் பாக்கிறதுக்காக நம்ம எஃபோர்ட் போட்டு போய் பார்ப்போம். இப்பல்லாம் வந்து மேல் வீடு, கீழ் வீட்ல இருந்தாலுமே கீழே எழுந்திரிச்சு போறதுக்கு மூடப்பட்டு, அப்பிடியே பெட்லேயே படுத்துக்கிட்டு இந்த குறுஞ்செய்திகள் அனுப்புற விய பழக்கம் வந்து வந்துருச்சுங்க.
ம. <chuckles> கரெக்ட். சரியா சொன்னீங்க. எ எங்க வீட்ல என்ன நடக்குன்னா மாமியார் கூட இருப்பாங்க. நான் சமையல் அறையில ஃபோன் வச்சிருப்பேன். இங்கேருந்து என் கணவருக்கு உள்ள இருந்து வரணுனு சொன்னா கூட சத்தம் இல்லாம மெசேஜ் பண்ணிட்டு உட்காந்துப்பேன். அந்தமாரிலாம் நடக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க.
இப். <laughs> சரி சரிங்க. சரி சரிங்க. ம் இந்தமாரி விஷயங்கள் வந்து வந்ததனால, இந்த அதிகபட்சம் எல்லாருமே இந்த குறுஞ்செய்தி அனுப்புறது ரொம்ப பிரிஃபர் பண்றாங்க.
ஆமா.
ஆ கால் பண்ணி பேசுறதுக்கு பதிலா குறுஞ்செய்தி அனுப்புறாங்க. முக்கியமா இந்த ந ந தோழர்கள் இடையிலேயே இந்த WhatsAppல குழு ஆரம்பிச்சு அதில ஒரு மெசேஜ் அனுப்புறது, இல்ல தனிப்பட்ட விதமா மெசேஜ் அனுப்புறது. இந்தமாரி அ காரியங்கள் அதிகமா வந்துருச்சு. இதில தான் நான் முக்கியமா நெறைய இடங்கள்ல அனுபவப்பட்டேன்ங்க. இப்போ இந்த படங்கள்ல கொ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. ஒரு படம் இருக்கு அப்பிடின்னா, அந்த படத்த வெறும் சவுண்ட் அ மியூசிக் இல்லாம வெறும் ஒரு டயலாக் மட்டும் சொல்றாங்க அப்புடின்னா, அது அதே மியூசிக், அதே டயலாக்க வந்து சந்தோஷமா சொல்ற மாரியும் இ எடுத்துக்கலாம். இல்ல சோகமா சொல்றமாரி எடுத்துக்கலாம். இல்லேங்களா?
கண்டிப்பா. ம்ஹ்ம். கண்டிப்பா. அந்த பின்னணி இசை சேர்ப்பில தான் வந்து அது மாறுது இல்லயா! ஆமா, ஆமா.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அது வந்து பின்னணி இசை இல்லன்னா, அது என்ன டயலாக்ன்றதே நமக்கு கொஞ்சம் அந்த முன்னாடி, பின்னாடி கதைய எல்லாம் தெரிஞ்சா தான் நமக்கு புரியும் இல்லேங்களா.
ஆமா. தெரிஞ்சா தான் சொல்ல முடியும். கண்டிப்பா.

கண்டிப்பாக, கண்டிப்பா. அதாவது, நம்மாளுடைய உணர்ச்சிகள் வந்து அதில வெளிப்படவே படாது. என்ன தான் வார்த்தை தேடி போட்டா கூட, அது கரெக்ட் ஆ எல்லாம் கன்வே ஆகாது. கரெக்ட்டா சொன்னீங்க.
கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதுவும் ஆரம்ப காலத்தில வந்து, நான் அந்த எமோஜி எல்லாம் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேங்க. <tsk> அது இருந்த கூட சரி, ஏதோ சிரிச்சுட்டு சொல்றங்க அப்பிடிங்கிறமாரி தெரியும் இல்லேங்களா!
சரி, சரிங்க ஆமா, ஆமா.
ஆரம்ப காலத்துல எப்பிடின்னா, எங்க வீட்ல வந்து ரொம்பவுமே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி ரொம்ப திட்டுவாங்க <tsk> எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் கேப் கிடைக்கும். அந்த நேரத்தில நான் போய் எமோஜி தேடி அனுப்புறதுக்கு எனக்கு நேரம் இல்லங்க.
சரி, சரி. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த நேரத்துக்கு நம்ம டைப் பண்ணிட்டு போயிர்லான்னு சொல்லி நினைப்போம்.
அதான், டக்குனடனு டைப் பண்ணி நம்ம சொல்ல வந்தது டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டு போயிர்லாம் அப்பிடிங்கிற ஒரு மனசு, மன மனநிலையில நான் வந்து எல்லாருக்குமே அப்பிடிதான் சொல்லி டைப் பண்ணி அனுப்புவேங்க.
ஆமா, ஆமா. சரி, சரி. இப்ப காலம் இன்னும் கொஞ்சம் புதுசா ஆகிடுச்சுங்களே! நீங்க வாய்ஸ் நோட் அனுப்பலாமே! நம்ம வாய்ஸ் கொடுத்தா, அதுவே டைப் ஆயிரும். அத நம்ம அப்புறம் உட்கார்ந்து செக் வேற பண்ணனும். சில சமயத்தில மாறுதலா ஏதாவது ஆயிருந்தா வம்பா போயிரும்.
நான் ஒரு சில நேரம். <laughs> அதெல்லாம் நம்ப முடியாதுங்க. அத நாம 1 சொல்லுவோம். அதுக்கு என்ன புரியுதோ, அது பாட்டுக்கு எழுதி அனுப்பி விட்டுரும். <laughs> அதாங்க, அது அதாவது, அது இதுக்கு முன்னாடி கூட நாம தான் டைப் பண்ணி அனுப்புறோம். நான் வந்து இத சிரிச்சுட்டு தான் சொன்னேன், முறைச்சுட்டு தான் சொன்னேன், அந்தமாரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்லி தப்பிச்சுக்கிலாங்க. இந்த வாய்ஸ் டைப்பிங் அ நம்பி அனுப்பினனா நம்மளே அனுப்பினமாரி ஆயிரும். தப்பு தப்பா ஏதோ 1 அனுப்புறமாரி ஆயிரும்.
ஆமா. ஆமா, ஆமா, ஆமா <laughs> அது இன்னும் மாட்டிக்குவோம் சிக்கல்ல. கண்டிப்பா. சொல்லுங்க. சொல்லுங்க. கண்டிப்பா. <laughs> ஆமா, ஆமா, ஆமா. சரியா சொன்னீங்க.
அதனால, நான் அத நம்புறது இல்லங்க <chuckles> அதான் ஆரம்ப காலத்தில் நான் இப்
கண்டிப்பா. அந்தமாரி எதாவது மாட்டி, ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஆயிருக்கா? நண்பர்களுக்கு மத்தியில?
ம். ஆண் நண்பர்கள் கூட பெரிசா பிரச்சன ஆகாதுங்க. அவுங்க சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. அதனால பிரச்சன இல்ல. இந்த தோழிகளோட அ வந்து குறுஞ்செய்தி அனுப்புற நேரங்கள்ல தான் இந்த தலைவலியே ஆரம்பிக்குங்க <chuckles>
ஆமா. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா.
<laughs> நான் ஒரு விஷயத்த எனக்கு வந்து என தூரத்து சொந்தம். அவுங்க எனக்காக சித்தி பொண்ணு ஆகுறாங்க. எனக்கு தங்கச்சி ஆகுறாங்க.
சரி, சரி, சரி, சரிங்க.
அவுங்க கூட நான் வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கிறேன். அவுங்க பேசிட்டு இருக்கும்போது, நான் சொன்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு சுத்தமா புரியலேங்கிறத தாண்டி, நான் அவுங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க.
ம், ம், ம்.

அச்சச்சோ! <chuckles>
"உடனே பயப்படாதீங்க. என்னுடைய இதயத்தில பத்திரமா இருக்கீங்க." <laughs> இப்படி சொல்லி ஆரம்பிச்சு இந்த மாரி ஒவ்வொரு டைமும் இந்த மாரி ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லி நான் சொல்லுவேங்க.
<laughs> ஐயோ! கடவுளே. <chuckles> ரொம்ப மெனக்கெட்டு யோசிக்கிறீங்க பரவாயில்ல. ஆனா, அதுக்கு ரிசல்ட் தான் உடனடியா கெடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பா கண்டிப்பா.
<laughs> <laughs> அதா அதாங்க. அவங்க வந்து, இதுக்கு வந்து அந்த இன்னொரு விஷ இன்னொரு விஷயங்க. அதாவது "கவிதை சொன்னேன் அருமை என்று சொன்னாள், காதலை சொன்னேன் எருமை என்று சொன்னாள்" அப்படிங்கிற கதையா இருக்குங்க. <laughs>
ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா. கடசில அவங்க அத வந்து புரிஞ்சுகிட்டாங்களா, இல்லையா? கடைசி 5வது முறையாவது ஏத்துக்கிட்டாங்களா, இல்லையா?
<inhales> ஒரு விஷயத் 5 வது முறை ரொம்ப நேரம் அவங்களுக்கு புரியவே இல்லைங்க. அப்புறம் நான் வந்து வீடியோ கால் பே பண்ணி சொல்லி பேசினேங்க.
கண்டிப்பா.
அது வந்து வாய்ஸ் கால விட, வீடியோ காலுங்கிறப்போ இன்னுமே நம்ம பேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே தெரியும் இல்லைங்களா?
கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா.
அதனால அவங்களுக்கு ஈசியா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க கடைசியா. இந்த மாரி தா ஆற அந் தவறுதலா புரியறதுக்கு பதிலா இந்த மாரி வீடியோ கால், வாய்ஸ் கால் பண்ணிட்டோனா ம்.
ம். அதாவது நேரடியா போய் சொன்னா கூட அடி விழுகுமோன்னு சில நேரங்கள்ல பயம் இருக்கும். அந்த நிமிடம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கு பதிலா இந்த மாரி ஆன்லைன்னு வந்து, இப்படியும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான். <laughs> ஹா மெசேஜ் பண்றது புரியுதான்னு பார்க்கணும். இல்ல புரியல சரி ரைட்டு, நம்மளும் ஒவ்வொரு அட்டம்ப்ட்டா எழுதிக்கிட்டே இருக்கோம். இந்த முறை கண்டிப்பா பாஸ் ஆகிறணும்னு சொல்லிட்டு, நேரடியா வீடியோ கால்ல வந்து நீங்க போய் உங்களுடைய காதல சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. <chuckles> ஒரு வழியா அவங்க ஏத்துக்கிட்டாங்களோ!
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. சரி சரிங்க. <laughs> ஆமாமாங்க. அவங்க இன்னும் ஏத்துக்கலங்க. அவங்க அதுக்கப்புறம் ஓ நெறைய கதைகள் அவங்க சொன்னாங்க. <laughs>
சரி, சரி. அப்ப இன்னும் நீங்க உங்களோட முயற்சி வந்து, இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கும்னு நெனைக்கிறேன். <laughs>
ஆமாங்க. அடுத்த கவிதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். <laughs>
நீங்க ஒரு பெரிய கவிதை ஆசிரியரா கூட மாறுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா. ஹா வாழ்த்துக்கள் அதுக்கு.
<laughs> நன்றிங்க நன்றி. ஆ நன்றிங்க ஆ.
உங்களுடைய காதலுக்கும், உங்களுடைய கவிதைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். <laughs> ஆன்லைன் ஆனா எது எதுக்கோ பயன்படுத்துறாங்க. நீங்க வந்து ரொம்ப அழகா வந்து அத கொண்டு போறீங்க. <laughs> கண்டிப்பா கன்டின்யூ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து, முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி அடையும். உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
<laughs> ரொம்ப நன்றிங்க. அ ஆ. <breath> <laughs>

ஓ ஓ ஓ!
தப்பா புரிஞ்சுகிட்டு அவுங்க என்கிட்ட அவுங்க அந்த நேரத்தில அவுங்களுக்கு பேசுறக்கே விருப்பம் இல்ல. நான் என்ன பேசினாலும் கேட்கிற மனநிலையில அவுங்க இல்ல.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது நம்ம சொல்ல வந்தது என்னன்னு முழுசா கேக்கல. அந்த ஒரு இதுலயே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிப்போச்சு. ம்.
ஆமா, ஆமாங்க. ஆ அவுங்க இத பார்த்த உடனே அவுங்களுக்கு கோவம் வந்துரச்சு. நான் வந்து அத அதுக்கு அப்புறம் நான் இப்பிடி இப்பிடி தான் சொல்ல வந்தேன்னு அப்பிடின்னு சொல்ல ஆரம்பிப்போம். அவுங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நான் வந்து ஒரு தப்பு செஞ்சிட்டு அதுக்கு வந்து காரணம் சொல்லிட்டு இருக்கேன்.
சரிங்க. ம்ஹ்ம். ஆ. ஓ! அந்த மாதிரி எடுத்துகிட்டாங்க. சரி, சரி, சரி.
அப்பிடிங்கிறமாரி அவுங்க நினச்சிட்டாங்க. அது வந்து அவுங்கனால ஏத்துக்கொள்ளவே முடியல.
ஓஹோஹோ!
அது நா நான் கொஞ்ச நாள் வந்து நானும் கோவத்தில இருந்தேன். "என்ன நான் சொல்றத இவுங்க புரிஞ்சிக்கவே மாட்டேன்" இந்த சொல்ல வராத கேட்டாவாச்சு நம்ம என்ன அந்த பெரியவங்கள சொல்லுவாங்க இல்லயா! உட்கார்ந்து பேசினா தீராத பிரச்சனையே இல்லேன்னு சொல்லுவாங்க பேசுறதுக்கே வர மாட்டேங்கிறாங்க, அப்ப என்னத்த புரிய வைக்கிறது? அப்பிடின்னு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு.
ஆமா, ஆமா. <laughs> கண்டிப்பா. <laughs> அ, ஆஹ. அத சமாதானப்படுத்த நினைச்சீங்களா? முயற்சி பண்ணீங்களா?
அப்புறம் கொஞ்ச நாள். ஆ நினச்சேங்க. அதான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு தோணுச்சு. நான் நினச்சேன். அவுங்க இடத்தில இருந்து என்னைய யோசிச்சு பார்த்தேன்.
சரி, சரி, சரி.
அ நான் செஞ்ச விஷயம் நிஜமாவுமே என் பக்கம் இருந்து பார்த்தா, நான் கரெக்ட்டா தான் சொன்னேன். ஆனா அவுங்களுக்கு புரிஞ்சது வேற மாரி புரிஞ்சிருச்சு.
ம்ஹ்ம். புரிஞ்சிருச்சு. <laughs>
இப்போ எனக்கு அவுங்கள்ட்ட போய் ஃபர்ஸ்ட் நான் இப்பிடி சொல்லலங்கிறத அவுங்கட்ட சொல்லணுன்னா, அவுங்களா வந்து அவுங்கள வந்து எங்கிட்ட பேசுறதுக்கு ஒத்துக்க வைக்கணும்.
கண்டிப்பா.
நான் என்ன பண்ணேனா, நான் வந்து ஃபர்ஸ்ட் போய் "ஸாரி, நான் பேசுனது தப்பு தான்." அப்பிடின்னு ஆரம்பிச்சேன். <laughs> அதான், அதாங்க. அவுங்களுக்கு வந்து ஸாரின்னு சொன்னலும் அப்பயும் அவுங்க தான் உடனே வந்து பேசல. <tsk> அவுங்க வந்துட்டு நான் ஏதோ ஏதோ குற்றவாளி. அந் அந்த மாரி தான் என்ட்ட வந்து பேசினாங்க. <tsk> சரி இருந்தாலும் பரவால்ல. ஏதோ ஒரு விதத்தில அவுங்க பேசுறாங்க. அவுங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் போய் இதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கலாம். அப்பிடின்னு சொல்லிட்டு, நான் தப்பு பண்ணமாரியே ஆரம்பத்தில பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அவுங்க கொஞ்சம் மனதளவுல ஃப்ரீ ஆன உடனே சரி இப்ப தான் நான் சொல்றக்கு நேரம் அப்பிடின்னு சொல்லிட்டு அவுங்கள்ட்ட கொஞ்சம், கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சேங்க.
<laughs> பரவாயில்ல. பாயிண்ட்ட பிடிச்சிட்டீங்க. <laughs> இதுதான் எதிர்ப்பார்ப்போம், நாங்க. ஆஹ. கண்டிப்பா. ம்ஹ்ம். ம், ம்ஹ்ம். சரி, சரி. ம்ஹ்ம். ம். <laughs> சரி, சரிங்க.